நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு படங்கள் வந்து பார்த்தேன் வச்சுக்கோங்களேன், அதோட தாக்கம் எனக்கு குறைஞ்சது ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் இருக்கும். அதையே ஒரு வேள அப்டி பண்ணியிருக்கலாமோ, இப்டி பண்ணியிருக்கலாமோ. இந்த கஜினி படம்லாம் பார்த்துட்டு அந்த அந்த கல்பனாவுக்கு வந்து கடைசி வரைக்கும், அவரு யாருன்னு தெரியாம போயிரும்ல அத நினச்சு இன்னைக்கு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வருத்தமா தான் இருக்கும். சஞ்சய் ராமசாமி தான் அந்த மனோஜ்ன்ற மனோகர்ன்ற விஷயம் வந்து கல்பனாவுக்கு ஏன் இன்னும் தெரியல? அப்டின்னு நினைச்சிட்டு.
ம். ம். ம். ஓ! சூப்பர், சூப்பர். ஆமாங்க. <laughs> <laughs> ஆமாங்க. ஓ! சரி, சரி, சரி, சரி. ஆ. அப்போ உங்களுக்கு அப்ப உங்களுக்கு இவ்வளவு மனம் வருத்தமா இருக்குதுனா, நான் ஒரு சீரிஸ் சொல்றேன். அத பார்த்தீங்கனா, உங்களுக்கு ரொம்ப சந்தோசமாகிடும். வென் லைஃப் கிவ்ஸ் யூ டாங்கரின்ஸ்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Netflixல ஒரு அற்புதமான ஒரு கொரியன் சீரிஸ் இருக்குங்க. அந்த படத்தை பார்த்த உடனே, எனக்கு வாழ்க்கையை பார்க்கிற கண்ணோட்டமே எனக்கு மாறிடுச்சு. அந்த ஒரு காதலன், ஒரு காதலி இருப்பாங்க. சிறு வயதில இருந்தே, காதலிப்பாங்க அவங்க 2 பேருமே. அந்த குழந்தை பருவத்தில இருந்து, அந்த மீனவப்பெண்ணை காதலிச்சு அவளோட வாழ்க்கையில முன்னேறதுக்காக அந்த காதலன் செய்யுற ஒரு ஒரு தியாகங்களையும் தான் அந்த படம் உணர்த்துது. அத பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில இந்த மாரி ஒண்ணு மனிதன் இருந்தா நல்லா இருக்குமே. ஏன் நம்மளே இன்னொருத்தருக்கு அந்த பொண்ணு மாதிரி இருக்கலாமே! அப்டின்ற தாட்ஸ் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. ரொம்ப அற்புதமான சீரிஸ், மனசு கொஞ்சம் சோர்வா இருந்தாலும், நீங்க அத பார்த்தீங்கனா உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆயுடுங்க.
ம்ஹ்ம். சரி. ஓ! ம்ஹ்ம். சரிங்க, சரிங்க. ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. ம்ஹ்ம். அருமை, அருமை. நான் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? இந்த மாரி வேற வேற மொழி படங்கள் வேற வேற மொழியில வர சீரிஸ்கள். ஆ வெளிநாட்டு படங்கள் இதெல்லாம் வந்து சொல்றிங்களே! இ இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு அத பத்தின ஒரு நாலேட்ஜ் இல்லைன்னே வச்சுக்கலாம். எனக்கு நான் தமிழ் படங்கள் மட்டும் தான் பார்ப்பேனே!
ம். ம். ஆமாங்க. ஆமாம்மா, ஆமாங்க. ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? நான் அத தமிழ் டப்பிங் இருந்தா மட்டும் தாங்க பார்ப்பேன். இல்லாட்டினா பார்க்க மாட்டேங்க. ம்.
கண்டிப்பா. சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. இது நல்ல விஷயம் தான். ஏன்னா, நமக்கு புரியணுன்றதுக்காக நீங்க அப்டி பார்க்குறீங்க. நான் அப்டி பார்த்தா, எனக்கு ஏதோ அதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுதோ, அவங்க என்ன குடுக்க வராங்கன்றது ஃபுல்லா நமக்கு வந்து. ஏன்னா, அதில பேசுற ஒவ்வொருத்தருடைய டோனையும் அந்த அளவுக்கு வந்து பார்த்து பார்த்து செதுக்கி அந்த டைரக்டர் பண்ணியிருப்பாரு. இவங்களுக்கு இவங்க டப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா, நம்ம ஊரில அப்படியே பண்ணுவாங்க நம்ம தமிழ் படங்கள்லாம் அப்டி பண்ணுவாங்க. பட் வேற்று மொழி படங்களில, இஷ்டத்துக்கு கிடைச்சவங்கள வச்சு டப் பண்ண வச்சுதான் போவாங்க ஆமா.
ஆ. ஆமாங்க, ஆமாமாமாமா. ம். ம். ம். ம். ஆமாமாமா. ஆமா, ஆமா. ஆமா. ம். அது கரெக்ட்டு தாங்க. ஆனா, இந்த நான் ப நான் முன்னர் சொன்ன சீரிஸில வந்து, வார்த்தைகளும் டயலாக்ஸும் வந்து மிக மிகத் தரமா இருக்கும். அதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு ஒருத்தர் குணத்துக்கு ஏற்றபடி தான் அவங்களோட விதி அமையும். அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டயலாகை கேட்டவுடனே, எனக்கு ரொம்பவே ஒரு மனது வந்து ஆமா. அப்படிதானே அமையும் அப்படின்னு மனதை ஆற்றுப்படுத்திக்க கூடிய ஒரு வசனமா, அந்த வசனம் எனக்கு வந்து இருந்தது. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த டயலாகையும், நம்மளோட வாழ்க்கையையும் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ, அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப மனத ஆற்றுப்படுத்தின படமா இருந்தது. இன்னொரு படம் வந்து தாய்மொழியில அத பார்க்கும்போது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. ஒரு சின்ன நகைச்சுவையாவும் இருக்கும். கொரியர்கள் வந்து தமிழ் பேசுறத பார்க்கும்போது, ஒரு சிரிப்பா இருக்குல இருக்குது இல்லையா? அது ரொம்ப நன்றாக இருந்தது.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ஹும். நிச்சயமா. ம்ஹ்ஹும். ம்ஹ்ம். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.

எனக்கு ஒரு படம்ன்றது எப்படின்னா, நம்மளோட புறச்சூழ்நிலைகளை மறந்து அந்த படத்துக்குள்ள நம்ம போற மாதிரி இருந்து தான் அந்த படம் வந்து நம்மள தப்பிக்க பண்ணிடும்னு நனைக்கிறேன். அந்த ஒரு எமோஷன்ஸலருந்து நம்மள வெளியில கொண்டு வரணும் இல்லயா, அந்த புறச்சூழ்நிலைகள்ல உள்ள ஒரு எமோஷன்லருந்து நம்மள யார் எந்த படம் வெளியில கூட்டிகிட்டு வருதோ, அந்த படம் எனக்கு ரொம்ப, ரொம்ப பிடிக்குங்க. பொதுவா எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா வந்து இது எல்லாருக்கும் கேட்கிறவங்களுக்கு வியர்டா இருக்கலாம். கிரைம் படங்கள் தாங்க எனக்கு ரொம்ப, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அத கிரைம் படங்கள்ல பாக்கும்போது நானே ஒரு இன்வெஸ்டிகேஷன் விசாரணை அதிகாரியா மாறிடுவேன். அந்த படங்கள்ல பாக்கும்போது, ஆமாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அது எனக்கு ரொம்ப, ரொம்ப பிடிக்கும்.
ம்ஹ்ம். கண்டிப்பா. ம்ஹ்ம். ஓ. <laughs> ம். அப்படிங்களா. சரி, சரி, சரி இல்ல. எனக்கு ஏன் ஆமா அது ஆனா அது அது எப்படி இருக்கும் அப்டீன்னா நம்மளே வந்து என்ன நடக்குமோ? என்ன நடக்குமோ? அடுத்து என்ன? அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட்செட் நமக்கு வந்துடும். நீங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிவா யோசிக்கிறீங்க. அப்ப எனக்கெலாம் வந்து ரொம்ப மன அழுத்தமாகலாம் இருக்கும்போது நல்ல ஒரு நகைச்சுவையான படம் இல்ல, இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பாத்தேன்னா நான் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்பேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகிடுவேன். ஆனா, இந்த கிரைம் படங்கள் பாத்தா இன்னும் தானே வந்து மனவலிங்குறது அதிகமாகும். அப்படின்னு எனக்கு தோன்னும். ஆனா, நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க.
ம். ம். ஆ. ஆமா. ம். <laughs> ஆ. ஓ! சரி, சரி, சரி. அ. ஆ. ம். அது, எனக்கு எப்டீன்னா, வந்து ஒரு கிரைம் படத்தை பாத்து நம்ம அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஓகே. நமக்குள்ள அந்த கண்டுபிடிக்கிற திறமை இருக்கு. அத நம்ம இன்னும் ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே, அப்படின்ற மாரி எனக்கு தோணும். எனக்கு சிறு வயதிலேருந்தே கொஞ்சம் வந்து இந்த துப்பு துலக்குறது, க்ரைம் படிக்கிறது, க்ரைம் நாவல்கள் படிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப, ரொம்ப பிடிச்சமான விஷயம். சமீபத்தில நான் பார்த்த ஒரு க்ரைம் சீரிஸை பத்தி நான் இங்க பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், பகிர்ந்துக்கலாமா?
ம். ஓ. ம்ஹ்ம். ஓஹோ! நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க வந்து இந்த கிரைம் சீன்ஸ் பத்தி இவ்ளோ ஒரு ஆர்வமா இருக்கும் போது, நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் பிடிக்கும்? அப்படின்னு கேட்கலாம்னு தான் நானே இருந்தேன்.
கண்டிப்பாங்க. ம். <laughs> நன்றிங்க. நன்றி, நன்றி எனக்கு நான் இப்போ சமீபமா பாத்த கிரைம் சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, "டெல்லி கிரைம்"னு ஒரு கிரைம் சீரிஸ் பாத்தேன். அது மிக, மிக அற்புதமா வந்து அந்த கொழந்தகள கடத்துவதையும், பெண்கள கடத்துறதையும் டீட்டெய்லா வந்து ஒரு விளக்கமா விவரிச்சிருந்தாங்க. அத பாக்கும்போது நம்ம இன்னும் எவ்வளவு இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில சேஃப்டியா இருந்துக்கணும். நம்மளோட தகவல்கள்ல அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறத எந்த அளவுக்கு நம்ம வந்து தடை பண்ணிக்கணும். அப்படின்றத எனக்கு உணர்த்து அந்த டெல்லி கிரைம் சீரிஸ்ன்றது. ஆனா, இன்னொரு ரீதியான இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்வது உண்மைதான். இந்த மாரி கிரைம் சீரிஸ்ஸ பாக்கும்போது ஒரு மனிதர்களே நமக்கு வேண்டாமோ, நம்ப நம்பளா வாழ்ந்துக்கொள்ளலாமோ அப்படின்ற மாதிரியான தா தாட்ஸ் எல்லாம் வந்து மைண்ட்க்குள ஓட ஆரமிக்குதுங்க. அது ரொம்ப, ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். தேவையான அளவிற்கு கிரைம் சீரிஸ் பாத்துட்டு மீதி நேரங்கள்ல ஒரு மன ஆறுதலா அமைதிக்குரிய ஒரு படங்கள்ல பாக்குறது தான் சிறந்ததுங்குறது நான் பரிந்துரைக்கிறேன்.
சரி. ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். <laughs> நிச்ச,